கண்டிப்பா, அது தவறுதான். ஏன் கேட்டா, அம் அ ஒரு ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, எங்க பள்ளியில வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல நறைய அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கு நெறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதில ஒரு கட்டமா என்ன பண்ணோம் அப்டின்னா, இந்த அ செடிகள வந்துட்டு அங்கங்க நட்றது. அத வந்து, அ எல்லாரோட பேர ஒரு ஒரு குழந்தை பிறந்து, பிறந்த நாள் அப்டின்னா அந்த நேரங்கள்ல 1 செடி வந்து ஆ பள்ளிக்கூடத்துக்கு தானமா வாங்கி கொண்டந்து குடுக்கிறது. அப்போ அத அவுங்க கையால அவுங்க நட்றது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கார்டன் ஏரியான்றமாதிரி தனியா ஒரு எடம்லாம் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம். நான் நான் வந்தது பள்ளிய விட்டு வெளிய
சரி. அந்த கார்டன்ல வந்து இப்ப பள்ளிக்கூடத்தில இருக்கக்கூடிய இந்த அ தோட்டம். சில ப பள்ளிக்கூடங்கள்ல நம்ம கண்கூடா பார்க்குறோம். காய்கறி தோட்டம் இருக்கும். மலர்கள் தோட்டம் இருக்கும். அதேமாரி சில பள்ளிக்குள்ள பூங்காக்கள் கூட அமச்சிருப்பாங்க. இதை வந்து இப்ப முழுமையா பராமரிக்கிறார்களா பராமரிக்கப்படுகிறதா? என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இன்றைய உங் ஓவர் ஆல் எல்லா பள்ளிக்கூடத்திலயும் இத பராமரிக்கிறாங்கன்னு நீங்கள் நம்புகிறீ நம்புறீங்களா?
ஆமா. கண்டிப்பா. பராமரிக்கிறாங்க. இப்போ உள்ள நிலைமையில வந்துட்டு அவுங்க சுற்றுச்சூழல பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன விஷயமா பண்ணணுமோ! எல்லாமே பண்றாங்க. அதில முக்கியமா இந்த தோட்டம். அது வந்து பார்வைக்காக வைக்கிறாங்களா? இல்ல வந்துட்டு அ அழகுக்காக வைக்கிறாங்களா? இல்ல வந்து, வே ஆ, குழந்தைகளுக்கு தெரியணும், இதெல்லாம் வந்து இப்டி வந்து செடிகள் வளர்க்கணும். இந்தமாதிரி வளர்ப்ப பத்தி குழந்தைங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வைக்கிறாங்களா? அப்டிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. ஆனா, இப்ப எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும், இந்த மாதிரி ஒரு பசுமையான சூழல் வந்து இருக்கு. உள்ள ப போனோம் அப்டினாலே உதாரணத்துக்கு, என்னோட குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடத்தில பார்த்தீங்கன்னா, ஆ என்ட்ரன்ஸ்சே வந்து அப்டி தான் இருக்கு. வரிசையா 2 பக்கம் இப்ப நடந்து போறோம் நம்ம நடு பாதையில நடந்து போறோன்னா, 2 பக்கமுமே வந்து நா அவ்வளவு செடிகள் வச்சிருக்காங்க. அவ்ளோ அ செழிப்பா இருக்கு. பார்க்கவே ரொம்ப பசுமையா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பூங்காலலாம் கூட ஆமா பூங்காலலாம் கூட பார்த்தீங்கன்னா ஆமா. பூங்காலெல்லாம் நிறைய செடிகளும் வச்சுருக்காங்க. அங்க, அங்க பெரிய, பெரிய அ மரங்களும் இருக்கு. பூங்கால வந்துட்டு பெரிய மரங்களும் இருக்கு. செடிகளும் இருக்கு. புல்லுமே அதிகமா இருக்கு. ஏன்னா பூங்காலலாம் அவ்ளோ புல் இருக்காது. இந்தமாரி அ வெளிய ஒரு பூங்கா பிரைவேட் பூங்கா, அந்தமாரி பார்க்குக்கு நம்ம போனம்ன்னா வேணா, அந்த மாதிரி புல்லு, புல்லு இருக்குற இடங்கள்லாம் பார்க்கலாம். ஆனா, இவுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆ குழந்தைங்களுக்கான பூங்கா அமைச்சிருக்க அமைப்பே வந்துட்டு ஃபுல்லா புல்லு. அதில வந்து நேரத்துக்கு தண்ணீ பாய்ச்சுறதும் சரி, அ எப்பயுமே வந்து அது ஒரு பச்சை பசேர்ன்னான உள்ள இடமா வந்து அத ஆக்கி வச்சுருக்காங்க.
சரி. சரிங்க. சரிங்க. அதாவது தினந்தோறும் தண்ணீர் பாய்ச்சி, அந்த ஒரு ப பச்சை பசுமையா, ஆஹ்ம். சரி.